அவரு இயந்திரத்தில எதோ ஒரு நுட்பம் வச்சிருக்காரு, அ என்னைய அழகாக்குறதுக்குன்னு நான் நெனைக்கிறேன்! <laughs>
ம். ஓ! <laughs> சிறப்புங்க. நல்லா சொல்றீங்க. மேல சொல்லுங்க!
<laughs> இல்ல, எனக்கு ஒரு கடந்த 5 ஆண்டு காலமாவே பாத்தீங்கன்னா, எனக்கு யாரையுமே என்னைய புகைப்படம் எடுக்க நான் அனுமதிக்கவே மாட்டேங்க. ஏன்னா வந்து, "நான் அதுல அசிங்கமா இருக்கேன்." அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இத வந்து, வீட்ல பொலம்பி எடுத்துருவன். என்னுடைய கணவர்ட்ட, குழந்தைகள்ட்டல்லாம். <chuckles> இந்த மாரி வந்து! ஆ எ எ "என்னோட புகைப்படம் நல்லாவே இல்ல, நான் எ வந்து இனிமேல் வரமாட்டேன், இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னன்!" இப்டியெல்லாம் சொல்லுவன். அப்போ அவுங்க சொல்லுவாங்க. இது, எல்லாருக்கும் உள்ள ஒரு மன பிரச்சனை. மனநோய்! <chuckles> எல்லாருமே ம். எல்லாருமே வந்து, அவுங்களோட புகைப்படத்த அதுல பாக்கும்போது, நான் நல்லா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, நீ எவ்ளோ நல்லா இருக்கங்கறது மத்தவங்களுக்கு தான் தெரியும். ம்.
ஆ ஹ! ஆ. இந்த மாதிரி ஆ ஆ! புரியுது புரியுது. கண்டிப்பா! அதாவது
அத வந்து, நீ எப் ம்.
உங்க கணவருக்கு வந்து, உங்கள பத்தின உண்ம வந்து தெரிஞ்சிருக்கு, இல்லையா? நீங்க வந்து இந்த புகைப்படத்தில தான் அப்படி பாக்கறீங்க உங்க கொறைய. ஆனா, வெளி தோற்றத்துல வந்து அழகா இருக்கீங்க! ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, சொல்லுங்க!
ம், ஆமா. ம். ஆமாங்க. அ அப்புறம் நான் என்னா பண்ணுவேன், இந்த புகைப்ப சரின்னு சில இடங்கள்ல வந்து தவிர்க்கவே முடியாது. வாங்க! எல்லாரும் குடும்ப புகைப்படம் எடுக்கணும், வாங்கன்னு சொல்லி புடிச்சு இழுத்து நிக்க வச்சுருவாங்க. <laughs> அந்த நேரத்தில எனக்கு என்ன பண்றதனே தெரியாது தெரியாதா? "சரி, இந்த தரவ நம்ம ரொம்ப அழகா இருக்கதா காமிப்போம்"அப்டின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாரி அவரு வேற ஸ்மைல் சொன்னாரு, அந்த படம் எடுக்கிறவரு! நானும் ஸ்மைல்! நானும் பல்ல காமிச்சு ஸ்மைல்ன்னவும் சிரிச்சேன்.
ஆமா. படம் எடுக்கிறவரு. ஆ. நீங்க என்ன பண்ணீங்க? <laughs> அதாவது, இந்த ஸ்மைல் அப்டின்னா வந்து, கொஞ்சமா சிரிச்சா தான், கொஞ்சம் அழகா இருக்கும், இல்லையா?
ஆமாங்க. ம். நான் பல்ல பல்லு ஃபு ஃபுல்லா காமிச்சு சிரிச்சி படு கேவலமா இருந்துச்சு அது
ஆ. ஆனா, நீங்க வந்து ஆ. சொல்லுங்க! <laughs> இல்ல இல்ல. அதாவது சிரிக்கிறது எப்படி சிரிச்சாலும் வந்து உண்மைலையே அழகா இருக்கும். அந்த சிரிப்புன்றதே, ரொம்ப அழகு தானே!
ஆமாங்க. செரி, "நீ எப்பயுமே கோவமா முகத்த வச்சுக்கிற, ஃபோட்டோ எடுத்தாலே!" அப்படின்னு சொல்லிட்டு, என் கணவர் என்னா சொன்னாரு? "இல்ல, நீ வந்து பல்லெல்லாம் காமிக்க வேணாம். ஆனா, மனசுல நெனச்சுக்கோ சந்தோஷத்த எதையாவது! அப்ப உன் முகத்துல அந்த சே மலர்ச்சி தெரியும்" அப்டின்னு. சரின்னு சொல்லிட்டு, எதோ ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் நெனச்சுட்டு, வாய் பல்லெல்லாம் தொறக்காம சிரிக்கிற மாரி இருந்தேன். அதுவும் வந்து ஏதோ ஒரு மீச வச்ச மாரி, ஒரு புகைப்படம் வந்துருச்சு.
ஆ! ஆ. கண்டிப்பா. ஆ. <laughs> புரியுது புரியுது. ஆனா, உங்க கணவர் வந்து, உங்களோட புகைப்படத்த பாத்து கண்டிப்பா ரசிச்சிருப்பாருங்க! உங்களுக்கு தான் அதுல இருக்கிற குறைகள்லாம் தெரியுதுன்னு நெனைக்கிறன்.
<laughs> ஆ ஆஹ்! அ ம்.